திரைப்படங்கள் வந்து மக்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. அதுவும், ஆ 2வது தடவ பாக்ற மாரி நெறைய படங்கள் இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு 2வது தடவ பாக்க வச்ச படங்கள் எதுவும் இருக்கா? காரணம் எதுவும் இருக்கா அதுக்குன்னு?
ம். ஆ. ஒரு சில படங்கள் வந்து நான் திருப்பிப் பாக்கணும்னு நெனச்சது இருக்கு. அதுல நான் குறிப்பான்னா, அந்த எந்த இயக்குநர் படம்ங்கறதையும் நா பாப்பேன். எப்பயுமே வந்து எனக்குப் பிடிச்ச இயக்குநர் படத்த தான் வந்து நான் போய்ப் பாப்பேன், திரை
உங்களுக்கு அந்த மாரி பிடிச்ச இயக்குனர் யார் இருக்காங்க? இயக்குநரா? இயக்குநர்கள் நறையா இருக்காங்களா?
இல்ல. இயக்குநர்னா, மணிரத்னம் படம் தான் பாப்பேன். ஏன்னா வந்து அவரோட படம் மட்டும் தான் வந்து, அந்த பாயிண்ட்டா இருக்கும். முக்கியமான விஷயத்த மட்டும் கரெக்டா சொல்லி இருப்பாரு. <tsk> அ, எனக்கு அப்டி இருந்தா தான் பிடிக்கும். ரொம்ப வளவளன்னு நறைய வசனமெல்லாம் இருக்குற படன்னா, எனக்குப் புடிக்காது அவ்வளோவா. அதனால
சரி, சரி. அவரு மணிரத்னம் இப்ப அந்த மாரி அவரு ஒரு 1000 2000 வரைக்கும் 2005 வரைக்கும் நல்ல, நல்ல படங்கள் குடுத்தார். இப்ப அதே மாரி படங்கள அவரால அந்த அளவுக்கு, எஃபெக்டிவ்வா எடுக்க முடியுதா?
ம். ம். அ அ ஓரளவு ஈடு குடுத்து எடுக்குறாரு. பொன்னியின் செல்வ இதெல்லாம் வந்துச்சு. பொன்னியின் செல்வன்லாம் வந்தது. அதுவரைக்குமே எடுத்தாரு. அதுக்கு அப்புறம் நான் வ நானும் வந்து கொஞ்சம், <tsk> படத்து மேல அவ்வளோ ஈடுபாடு இப்ப எனக்குக் கொறைஞ்சிருச்சு, திரையரங்குக்கு போறதுலாம். அதுவரைக்கும் நானும் ம்.
சரி. சோ, அவரோட படங்கள்ல உங்களுக்கு எந்த படங்கள் 2வது தடவை நீங்க அதிகமா பாத்திருக்கீங்க?
அ 2, 3 படம் பாத்துருக்கேன், குறிப்பா சொல்லனும்ன்னா வந்து கன்னத்தில் முத்தம் இட்டால்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அ அந்தப் படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருச்சு. அ அது வருடம்லாம் ஞாபகம் இல்ல. ஒரு 10, 15 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆ, அ அதுல வந்து மாதவன் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த நடிகர் பார்த்திபனோட பொண்ணு தான் வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சு இருந்தாங்க, "கீர்த்தனான்னு". அப்புறம் சிம்ரன்னு வந்து கதாநாயகி நடிச்சு இருந்தாங்க. ஆ அதுல முக்கியமான ஒரு கதாநாயகின்னு பாத்தீங்கன்னா வந்து ம். அம் ம்.
எந்த வருடம் அது? ஓ! ஓ! யார்லாம் நடிச்சிருந்தாங்க? ஓஹோ! ஒ. எதனால அந்தப் படம் உங்களுக்குத் திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமைய திரும்ப தூண்டுச்சு?
ஆ அதோட கதை அதோட கதை தான். கதை வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். அதுல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நந்திதா தாஸ்ன்னு ஒருத்தங்க நடிச்சு இருப்பாங்க. அதாவது இலங்கை பெண்மணியா.
ஓ! ஓகே.
அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆ எப்பையுமே வந்து ஒரு கதைய நம்ம திருப்பி திருப்பிப் பாக்கணும்ன்னு என்ன ஏன் வந்து அது ஈர்க்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த
அந்த அளவுக்கு நல்ல ஆழ்ந்த நடிப்ப தெளிப்பு வெளிப்படுத்தியிருந்தாங்களா?
ஆ ஆழ்ந்த நடிப்ப வந்து இயக்குனர் ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் குடுத்து இருந்தாரு. அதோட இல்லாம வந்து ஒரு சுவாரஸ்யத்த வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போவாரு. அ அந் அந்த சுவாரஸ்யம் வந்து எல்லா மனசுக்குள்ளயும் ஒரு மனிதனா இருந்தா அந்த ஏக்கம்ங்கறது வந்து எல்லா மனசுக்குள்ளயுமே இருக்கும். எந்தக் குழந்தையுமே வந்து அது இல்லன்னு
ஓஹோ! குறிப்பிட்டு எதுவும் காட்சி எதுவும் சொல்ல முடியுமா?
ஆமா. அந்தக் கடைசியா தான் அந்த ஏக்கத்துக்கான பதில் கிடைக்கும். அதுதான் அந்தக் காட்சி. அதாவது ஒரு குழந்தையை வந்து தத்தெடுத்துட்டு ஒரு ஒருத்தங்க வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க. அதாவது, கதாநாயகனும் கதாநாயகியும் வந்து, ஒரு கண்டிஷன் சொல்லிருவாரு கதாநாயகன் "நான் வந்து ஒரு குழந்தையைத் தத்தெடுத்துக்கப் போறேன். தத்தெடுத்துகிட்ட அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேப்பாரு" அவங்க ஒத்துக்குவாங்க. அப்புறம், அவங்க வந்து அவங்க வாழ்க்கையைத் தொடருவாங்க.
சரி. சரி, சரி. அப்டியா. ஆ.
இந்த தத்தெடுத்த குழந்தை வந்து, வளர்ந்த உடனே சொல்லணும் அதுட்ட "நீ வந்து தத்தெடுத்த குழந்தை தான், எங்களுக்குப் பிறந்த குழந்தை இல்லன்னு" அத சொல்லிருவாங்க. அ, ஆ, அது சொல்றது தான் சரியான முடிவு. நாங்க வந்து உங்களோடய உண்மையான பெற்றோர் கிடையாதுங்கறத சொல்லீரணும். விவரம் தெரியும்போது சொல்றது தான் சிறந்தது. அதைச் சொன்ன உடனே, அந்தக் குழந்தை வந்து அதைத் தப்பா இது பண்ணிட்டு என்ன பண்ணிடும்? உண்மையான அம்மா யாருன்னு பாக்குற ஏக்கத்த அதுக்கு நிறைய உண்டு பண்ணிரும் அது. <tsk> ஏ அ.
அது சரியான முடிவுதானா? அந்தக் குழந்தையோட மனசுல பிறக் ஓஹோ. ஆனா, அது பொதுவான குழந்தைகளோட இயல்புதானே? அவங்களால அதை ஒத்துக்க முடியாதே.
ஆமா. ஆ ஆனா வந்து, அது இத இந்த இயல்புனால என்ன பண்ணிடும்னா, வந்து தானே போய்ப் பாக்குறதுக்கான ஏற்பாடுகள எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு 10 வயதுக்குள்ள இருக்குற ஒரு குழந்தை வந்து. அது அது
ம். ஆண் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்ங்கிற மாரி இருக்கு, அந்தக் குழந்தைகளோட ஆக் ஆக்ஷன்.
ஆமா, ஆமா. அது கொஞ்சம் தவறு. அப் அவங்களுடைய பெற்றோர், வளர்க்கிற பெற்றோர் இருந்தாலும், அவங்கள்ட்ட கேட்டுருக்கலாம், நான் என்னோட அம்மாவ பாக்கணும். உண்மையான அம்மா யாருன்னு பாக்கணும்ன்னு. இதுக்கு ரொம்ப ஏக்கம் வந்து என்ன பண்ணிடும்? அதோட நாள் குறிப்பேடுது ஒண்ணு எடுத்துக்கிட்டு, அதுல எல்லாத்தையும் எழுதீரும். நம்ம வந்து அம்மாவப் போய் பாக்கணும். பிறந்த அம்மாவ. "ஏன் வந்து என்னைய விட்டுட்டு போன? முதல்ல அதை சொல்லு" அப்படின்னு சொல்லி கேக்கணும். அப்புறம் வந்து "என்னைய தொட்டுப் பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்ததா?" அப்படின்னு சொல்லி கேக்கணும். இதெல்லாம் கேட்
ம். சரி. ஓ! சரி. அந்தக் காட்சி அமைப்புக்கு, இவரோ உ இசை எல்லாம் எப்படி நல்லா பலம் சேர்த்ததா?
ம். ஆமா, இசையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஏ.ஆர்.ரஹ்மான் இசைன்னு நெனைக்கிறேன். அ ரொம்ப நல்லா இருந்தது. பாதி வந்து இலங்கையில எடுத்திருப்பாங்க. பாதி வந்து அ தமிழ்நாட்டுல வந்துருக்கும், அந்த இதெல்லாம். ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் படம்.
ஓ. இந்தப் பட இந்தப் படம் அந்த வருடத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா?
ஆமா, மிகப்பெரிய வெற்றி. நெறைய அவார்ட் எல்லாமே வந்தது அந்தப் படத்துக்கு. அ எனக்கு அதுல திரும்பி திரும்பி நான் போய் அந்தக் காட்சியைப் பாக்கணும்ன்னு நெனைச்சது வந்து, அந்த அம்மாவும் அந்தக் குழந்தையும் சந்திக்கிற காட்சி, இலங்கையில. ஆ அது வந்து க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கடைசியில சந்திச்சுரும். சந்திச்சிட்டு அது எதிர்பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, "கட்டி தழுவி என்னைய விட்டுட்டு போயிராத, நான் தெரியாம விட்டுட்டேன் உன்னைய, நீ இனிமே எனக்கு வேணும்ன்னு சொல்லப் போறாங்க அம்மா." அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில போய் உட்காரும் பக்கத்துல.
ஓஹோ. அ. அப்படித்தான் ஆடியன்ஸும் எதிர்பார்த்திருந்தாங்களா?
ஆமா, ஆடியன்ஸ்ன்னா நானும் அதத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா நடந்தது என்னவோ வேற. அந்த அம்மா திரும்பிக்கூடப் பாக்காது. பாக்காம வந்து இந்தப் புள்ள வந்து க் கேள்வி எல்லாத்தையும் கேக்கும், ஒண்ணொண்ணா எழுதி வச்சது எல்லாத்தையும். அந்தம்மா பாட்டு, ஒண்ணுமே ரீயாக்ஷனே இல்லாம, அந்த நந்திதா தாஸ் தான் நடிச்சிருப்பாங்க.
சரி. ஓ. ரொம்ப எதார்த்தமான ஒரு சீனா உருவாக்கியிருந்தாரோ?
ஆமா, அவரு அவங்க வந்து திரும்பியே பாக்காம, "ஏன் என்ன விட்டுட்டு போன? சொல்லு சொல்லு நீ வந்து" அப்படி கேக்கும். அது ஒரே 1 வார்த்தை மட்டும் அவங்க சொல்லுவாங்க, "தருணம் அப்படி." அப்படிம்பாங்க. "அந்த சூழ்நிலை" அப்படிங்கறத அப்படி சொல்லுவாங்க, இலங்கை தமிழ்ல. <chuckles>
ம். நல்லா சொன்னீங்க. இப்ப அ இந்தப் ப அந்த ஒரு குறிப்பிட்ட இயக்குனர தவிர, அ வேற யாராவது படங்கள் பா நெறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. வேற எந்த மாரி படங்கள் வந்து அ இந்த சீன் தவர வேற எதுவும் காரணங்கள்னால நீங்க திரும்பப் பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு ஆக்ஷன்.
ம். ம். ம். ஆ. ம். ஆமா, நான் அ. நான் காட்சி அமைப்புக்காக நெறைய படம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது புடிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2ஆவது முறை பார்த்த படம்ன்னு பாத்தீங்கன்னா, மைனான்னு ஒரு படம் வந்தது, தமிழ்ல. ஆ அந்தப் படம் வந்து கதை எல்லாம் பெருசா சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. அதாவது கதையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ, ஒரு உலகத்துக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்ற மாரியான கதை கெடையாது. பொதுவான ஒரு காதல் கதை. ஆனா அந்தப் படம் வந்து, அந்த இயக்கு அந்த இயக்குநர் பாத்தீங்கன்னா, பிரபு சாலமன்னு நெனைக்கிறேன். அவர் தான் அந்தப் படத்தை வந்து இது பண்ணவரு, ப்ரொட்யூசர் அவரு.
ஆ. சரி. அவரு ஒரு நல்ல தரமான இயக்குனர் இல்லையா?
ஆமா. அவர் வந்து இந்த காட்சி அமைப்புல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அத வந்து இயற்கையா கொண்டு போணும். அதாது மக்கள் பாக்கும்போது, அது நெஜோன்னு நம்பனும். இது உண்மையிலியே இந்த கதை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மூழ்கிப்போயி அந்த அவுங்ளோட இருக்கைலேந்து முனைக்கு வந்து உக்காந்து பாப்பாங்கள்ல சில பேரு ஆ.
ஓஹோ. ரொம்ப மெனக்கெட்டு து ஒரு காட்சிக்காக உ உழைப்பார் போல. இல்லையா?
ஆமா. அந்த அளவுக்கு வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு, இந்தப் படத்தை எங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால அவர் போய்ட்டு, இந்த மூணாரு கேரளால, அப்புறம் வந்து அங்கேந்து தேனிக்கு தேனி வழியாவு அதாது மூணாருக்கு பாத்தீங்கன்னா, 2 3 வழி இருக்கும். அதுல ஒரு வழி வந்து கோயம்பத்தூர் போற வழி இருக்கும். கோயம்பத்தூருக்கு போயிருவாங்க, மூணார்லேந்து. ஆ இன்னொரு வழி பாத்தீங்கன்னா, மதுரைக்கு வருவாங்க எல்லாரும். அது என்ன வழினா? தேனி வழியா வருவாங்க.
ஆ. ஓகே. சரி. ஓ! இந்த வழிகள்ல எந்த எடத்த அவரு சூஸ் பண்ணி, சீன் எடுத்தாரு?
ஆஹ். அவரு வந்து கரெக்ட்டா அந்த மூணார்லேந்து தேனி வழியா எறங்கும்போது ஒரு போடி மெட்டுன்னு ஒரு மேடு மாரி இருக்கும். அதுல, ஒரு ஒரு மலைவாழ் பகுதியில பு இடத்தை கண்டுபுடிச்சு, அதுக்குள்ள தான் படமே நடக்கும். ஆஹ்ஹ.
ஓ! ஓ! உங்களுக்கு அந்த படத்தோட ரம்மியமான அந்த எடம் தான் உங்களோட திரும்ப பார்க்க வச்சதா? இல்ல படத்துல உள்ள காட்சிகளா?
ஆமா. ஆமா. அந்தக் காட்சிகள் தான். அது அவர் எடுத்த விஷயம். அந்த ரம்மியமான விஷயம் தான் எனக்கு ரொம்ப புடுச்சிருந்தது. அது வந்து எப்டி, இந்தக் காட்டுக்குள்ள இந்த மலை மேல நம்மளும் போற மாரி எல்லாம் தோணுச்சு. கடைசியா மூணார்ல வந்து, ஒரு உணவகத்துல சாப்பட்றதெல்லாம் காமிப்பாங்க. நெஜமாவே இருக்க மாரியே இருக்கும்.
ம். சரி. இப்ப அந்த படங்கள்ல அது தாண்டி அந்தப் படத்தோட, அ க்ளைமேக்ஸ் வந்து ரொம்ப பேசப்பட்டது மக்களால. அத பத்தி அது உங்கள பாதிச்சதா? திரும்ப பாக்க வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருந்ததா?
எனக்கு அது ம். ஆமா. ஆ. நான் பொதுவா வந்து இந்த காதல் படங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தமாட்டன். ஏன்னா வந்து, ஏ நாம் பொதுவா காதல விட ஒரு, நிச்சியத்த திருமணத்துக்குதான் ரொம்ப எனக்கு புடுச்சதுங்கறதுனால, நான் அத அவ்வளவா ஈடுபாடா பாக்கல. ஆனா வந்து, இதெல்லாம் முடுச்சதுக்கு அப்புறம் என் குடும்பத்தினர்ட்ட சொன்னேன். கண்டிப்பா வந்து நம்ம இந்த இடத்தெல்லாம் நேர்ல போய்ப் பாத்தே ஆவணும் அப்படின்டு. அப்புறம் ம்.
சரி. சரி, சரி. ம். ஓ, உங்களோட உங்களோட டிராவல் பண்றதுக்கு அது ஒரு காரணமா அமஞ்சிருக்கு இல்லையா? இது போக இப்ப அ, எல்லா கடைசியா இப்ப ஒரு படம் வந்தது. உதாரணத்துக்கு, இப்ப வந்து படங்கள் பண்ணக்கூடிய அந்த மணிரத்னம் டயத்துக்கும் இப்பயும் நெறைய வித்தியாசம் வந்துருச்சு. ஆனாலும் இப்ப ப சி இப்ப உள்ள படங்கள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆக்க்ஷனா இத பேஸ் பண்ணி நெறையா வருது. அதுவும் இப்ப சீக்குவலா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க படங்கள். அ, உதாரணத்துக்கு ராஜமவுலி அவரோட படங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட படங்கள் எதுவும் ரெண்டாதடவ பாக்கற மாரி உங்களுக்குத் தூண்டுச்சா?
ஆமா, ஆமா. அந்த வருஷம் ம். ம். சொல்லுங்க. ம். ம். ஆமா, அ. ம். ம், ம், ம். ஆமா, ஆமாமா. ம். இல்ல இல்ல. நான் அந்த மாதிரி அ எ எனக்குத் தெரிஞ்சு நான் தமிழ் இயக்குனர்கள் அந்த மாரி தான் மோஸ்ட்லி பாப்பேன். வெளியில உள்ளவங்களோடது இல்ல தத்துவ படங்கள் ஏதாவது சொல்லுவாங்க. இது வந்து தத்துவத்தை க சொல்லுது. அதனால வந்து நல்ல விஷயம் பாரு. அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வந்தான். இந்த மாரி இருந்தா எனக்கு ரொம்ப புடிக்கும். அப்படி
சரி. ம். அந்த மாரி படங்கள் எதுவும் நீங்க பார்த்திருக்கீங்களா? தத்துவ படங்கள். அ.
அ அப்படி பார்த்த படம்ன்னா, 12த் ஃபெயிலுன்னு ஒரு படம். எனக்கு வந்து என்னோடய தோழிகள், நண்பர்கள், உறவினர்கள்லாம் பரிந்துரைத்த படம் அது.
ஆ அந்த படம் பத்தி நெறைய பேரு, நெறைய பேசி இருக்காங்க. "ரொம்ப நல்ல படம்" அப்டின்னு.
ஆமா. ஆனா நான் ஆமா. அது எனக்கு சொல்லும்போது அந்தப் பேர் பிடிக்கல. என்ன 12த் ஃபெயிலுங்கிறாங்க. "இது ஆரம்பமே சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா ஒரு 2, 3 தரவ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. "இல்ல நீ பார்த்தா உனக்குப் பிடிக்கும். கண்டிப்பா பாரு." அப்படின்னாங்க. அப்புறம் பாத்துட்டு அவ்வளவுதான். செம்மையா இருந்தது படம். ரொம்ப புடிச்சது. அதாவது எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு இந்த ஐஏஎஸ் அதிகாரியா வந்து படிக்கிறாங்கங்கிற விஷயமே, எனக்கு அந்த படத்த வச்சு தான் தெரியும். <tsk> இது வந் அ.
சரி, சரி. <chuckles> ம். ம். ம். உங்களுக்கு புடிச்சதா அந்தப் படம் ரொம்ப? கொஞ்சம் அதுல உள்ள சில காட்சிகளைப் பத்தி விளக்க முடியுமா? உங்களை எதனால அந்தப் படம்
ஆ, அ ஆமா. அது வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்துல இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகுறான்ங்கிறது தான் கதையோட முழு விஷயமே. அது வந்து ஐஏஎஸ் அதிகாரிக்காகப் படிக்கிறது வந்து ஒரு பிசினஸ் மாரி நடந்துகிட்ருந்தது, அந்த அ புதுதில்லியோட ஒரு பகுதியில வந்து இது நடந்துகிட்ருக்கும்.
ஓ. ஆமா, அது மற்ற மாநிலங்கள்ல அந்த மாரிதான் அதிகமா நடக்குதுங்கிற ஒரு கருத்து நிலவுது.
இது அ. ம். ஆ இதுக்காக தயாராகுற அந்த இன்ஸ்ட்யூட்டா இருக்கட்டும், அதுக்காக வந்து வ உணவகம்லாம் அங்க நடத்துவாங்க, குறைந்த காசுக்கு. அதுக்காக அந்த தங்கும் விடுதி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஃபாக்ட்டிரின்னு சொன்னாங்க. அந்தப் படத்துலே வந்து ஒரு இடத்த குறிப்பிட்டு இருப்பாங்க. இது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள உருவாக்குற ஒரு ஃபாக்ட்டிரி மாரி ஒரு இடம். அந்த மாரி
சரி, சரி. ஓ! ஆ. நல்ல காட்சி அமைப்பா கொண்டு போயிருக்காங்க இல்லையா?
ஆ ஆமா, ஆமா. இதே
படத்துல அந்த அ அந்த நடிகர் வந்து, கடைசியில அவரு எதிர் அ நெனைச்சத அடைஞ்சாரா?
ஆமா. அவரு வந்து நெனைச்சத அடைஞ்சுருவாரு. அது அது என்னன்னா, இந்தப் படத்தோட பேரே வந்து ஒரு நெகடிவ் தாட்ஸ குடுக்குற நெகடிவான விஷயத்தை சொல்ற படம். அது தான் வந்து அவரோட வெற்றிக்கே காரணமா இருக்கும். கடைசியில அந்தக் கடைசி இன் ஒரு நேர்கா ஒரு இதைப் பாத்தீங்கன்னா, அவரு கண்டுபுடிச்சதே வந்து இதுனால தான் இருக்கும். அவரு இத சொல்லித் தான் அந்த 12ஆவது வந்து நான் ஃபெயில் ஆனேன்ங்கிறத சொல்லி தான் வந்து, ஐஏஎஸ் சீட்டே வாங்குவாரு. அ அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு, ஆ இன்னொரு காட்சி அமைப்புக்காக பார்த்த படம்ன்னு பார்த்தீங்கன்னா, வீ டூ வீன்னு வந்தது. 'விண்ணை தாண்டி வருவாயா' அப்படின்னு ஒரு படம் வந்தது.
ஆ. ஓ! அருமை, அருமை. வேறு சில படங்கள்? அ, அது ரொம்ப பிரபலமான படம். இரண்டாயிரத்து எட்டு 9 வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லையா?
அ, ரொம்ப பிரபலமான படம். ஆமா, அ அதுல, நிறைய வந்து கேரளால இருக்குற ஆலப்புழாங்கற இடம் வந்து நிறைய வரும்.
ஆஹா.
அ, அது மாரி இந்த எப்படி நான் வந்து, இந்த மூணார பாக்கணுன்னு எதிர்பார்த்தேனோ, என் குடும்பத்தோட போய் பாத்துட்டு வந்தேன், அந்த போடி மெட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து இந்த இடத்தையும் போய் பாத்துட்டு வந்தேன். அந்த இடத்துல இருந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தையும் அந்த இடத்து ம்.
சரி, சரி. ஓ! படங்கள் மூலமா உங்களுக்கு செலவுகள்லாம் அதிகமா வைக்கிறாங்க இல்லையா?
இல்ல, செலவுன்னு சொல்ல முடியாது. நம்ம, எதை பாக்கறதுன்னு குழப்பத்துல இருப்போம். எந்த, இடத்துக்கு இந்த வருஷம் ஊருக்கு போலாம். அதாவது, இந்த விடுமுறைக்கு, கோடை விடுமுறைக்கு குடும்பத்தோடன்னு யோசிக்கும்போது இவங்க காமிக்கிற இடம் வந்து மனசு ரொம்ப ஈர்க்குது. சரி, நம்ம இந்த இடத்துக்கு போனா, நமக்கும் சந்தோஷமா இருக்கு.
சரி, ம். சரி, சரி. அப்படி, அந்த அளவுக்கு அந்த படங்கத்துல எந்தெந்த இடங்கள காட்டுனாங்க? திரும்ப பாக்க வெக்கிற லெவலுக்கு.
அ, அந்த ஆலப்புழா ஓட பேக் வாட்டர்ஸ்ம்மாங்க. அதாவது, புல்லா அந்த ஊரே தண்ணி தான் சுத்தி நடுவுல வந்து படகு இருக்கும். எல்லார் வீட்டுக்கும், வீட்டுக்கு ஒரு படகு வச்சிருப்பாங்க, அங்கல்லாம்.
ஓ! அப்படியா?
அ, அது ஒரு சிறப்பு. அப்புறம், இந்த போட் ஹவுஸ்ன்னு சொல்லி எல்லாரும் இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வந்து அங்க தங்கி ஒரு நாள் இரவு போட் ஹவுஸ்ங்கிறது வந்து அதுல தங்கி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அ.
ஓ! அது அன்ன தத்ரூபமா படத்துல எடுத்திருந்தாங்களோ! காட்சிகள்.
அ படத்துல வந்து இந்த போட் ஹவுஸ் எல்லாம் இருக்காது. இந்த கிறிஸ்துவ ஆலயத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கதாநாயகிக்கு கல்யாணம் நடக்கற மாரி ஒரு காட்சி வரும். அது வந்து முழுக்க முழுக்க தண்ணிக்கு முன்னாடி தான் நட இருக்கும். அந்த இடமே, அது தான்
அ. சரி. அ, அந்த படத்துல உள்ள, பாடல்கள் எல்லாம் உங்களை எதுவும் 2வது தடவ பாக்கறதுக்கான எதுவும் வாய்ப்புகள தூண்டுச்சா?
ஆமா, ஆமா. அது எல்லாமே, வந்து நல்ல ஒரு பிரபலமான பாடல்கள் தான். எல்லா, இடத்துலயும் ஒளிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எங்க போனாலும், அந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா, திரும்புற இடம்லாம் அந்த பாட்டுதான் ஒலிக்கும். அ அம்.
அ, அந்த படத்துல நடித்த நடிகர்களும், அதனால ரொம்ப பிரபலம் அடைஞ்சாங்களோ?
ஆமா, அது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் நடிச்சா நல்லா இருக்கு அப்படிங்கற மாரி மக்கள் நிறைய பேசிட்டாங்க, அந்த நேரத்துல. இந்த மாரியும்
அ, அந்த படத்தோட, டைரக்டர்க்கு வந்து இது இந்த மாரி படங்கள் எடுக்கிறது இதுதான் முத தடவையா? நெறையா இதுக்கு முன்னாலேயே எடுத்திருக்காரா? நீங்க எதுவும் பாத்துருக்கீங்களா?
ஆனா, இன்னும் கூட ஒரு 2 படம் பாத்துருக்கேன். ஆனா, வந்து இது தான் வந்து ரொம்ப பிரபலமா எல்லாரும் பேசி சொன்னது.
சரி, சரி. ஏய்
இந்த மாரி, நிறைய படம் பாத்தீங்கன்னா வந்து, ஒரு ஒரு விஷயத்துக்காக புடிக்கும். சில, படங்கள் வந்து கதையே இருக்காது, பாட்டுக்காக நல்லா இருந்த படங்களும் உண்டு. அது மாரியும் இருக்கு.
ஆமா, வெறும் பாட்டு வச்சு படங்கள் ஓடுனது உண்டு. இல்லையா?
ஆமா, அந்த மாரியும் உண்டு. கதைக்காக ஓட்னதும் உண்டு. காட்சி அமைப்புக்காக ஆனா, வந்து வெறும் கதாநாயகனுக்காக ஓடுன படம்னா வந்து அது அந்த மாரியும் இருக்கு. நம்ம கதாநாயகன் நல்லா வரணுன்னு சில பேர் வந்து இந்த பெரிய, பெரிய கதாநாயகனுக்கு விசிறிகள்லாம் இருப்பாங்க இல்ல. அவங்க எல்லாம் சேர்த்து ஓட்டிடுவாங்க அந்த படத்த.
என்ன படம்? ஆ. சரி, சரி. ஆ, அந்த மாரி. ஓ நடி விப் விசிறிகள வச்சே மொத்தமா படம் ஓடுறது. இது இதுவரை உங்களுக்கு பார்க்கிற படங்கள்ல 2ஆம் தடவ பார்க்க வச்ச படங்கள பத்தி நெறைய விஷயங்கள சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி!
ஆமா, ஆமா. அந்த மாரியும் இருக்கு. நன்றி!